அ கண்டிப்பா. இப்ப எங்க ஊரு சேர்ந்த பாரம்பரிய உணவுகள், அ அந்த எல்லாமே கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடித்தமான உணவுகள். அது எங்க ஊரோட உணவு அப்டிங்கற மாரி அது ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துக்குவேன். இப்போ ஜிகர்தண்டா அப்டின்னாலே அது எங்க ஊர்ல தான் அ சிறப்பா இருக்கும் அப்டிலாம் ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா, இப்ப எனக்கே கொஞ்சம் புடிக்கல தான். இருந்தாலும் அது அங்க ரொம்ப வந்
சரி. ம். ஏன் அத த தழுவல்கள்ல அத மாற்ற ஆயிப்போயிடுச்சா? இல்ல நீங்க வேற இடங்கள்ல போய் சாப்டதுனால அதுல உங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டிடுச்சா? அப்டில்ல நீங்கத் தொடர்ச்சியா அத சாப்டதுனால சலிப்பு தட்டிடுச்சா? எதுக் காரணம் என்ன?
ஆமா. இல்ல இல்ல. நானும் ப ஊர்ல இல்ல. நகரத்துல தான் வசிக்குறோம். என்னைக்காத்தான் போய் சாப்பிடுவோம். ஆனாலும் அந்தளவுக்கு மின்னருந்த அளவுக்கு அந்தத் தரமோ, சுவையோ இப்ப இல்ல தான். அத ஏத்துக்குட்டு தான் ஆகணும். ஆமா. இப்ப நெறைய வந்து கமர்சியல்லாயிடுச்சு மின்னலா ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த ஐஸ் கிரீம்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணிருப்பாங்க. உ உண்மையாவே அந்தப் பால் ஏடு எடுத்து, அந்த ஒன்னொன்னும் வந்து ச
ஆ. சரி. ஒரிஜினாலிட்டி ம். சரி. ஆஹ. அத அதத் தயார்ப்படுத்துற முறை வரைக்கும் கற்று அருந்திருக்கிறீர்களா? நீங்கள் வேற துறையில இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உணவு துறையில இருக்கீங்களா? இல்ல இல்லாம இருந்தும். அதுதான் அப்டி இல்லாம இருந்தும். ஆஹா! ஆஹா! சரி சரி.
இல்ல இல்ல. கண்டிப்பா இல்ல. அப்பா இருந்தாங்க. அ அப்பா வந்து உணவு துறையில <grunts> இருந்தாங்க.
சரி. அது அப்டி இருந்தும். இத நீங்க உங்களுக்கு அத தயார் படுத்துற முறைவரைக்கும் உங்களுக்குத் தெரிந்திருக்குதே தெரியா ச சொல்றேன்னு முன்வரீங்கில்லயா அதனால கேக்குறேன் நானு. இடே
ம். <laughs> ஆமாமா அப்பா சொல்லுவாங்க. இத இப்டிலாம் செய்வாங்க அப்டின்னு. ஆனா இப்ப போய் சாப்டும்போது அது அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஆனா கொஞ் இன்னுமே அது அங்க தான் ஃபேமஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமில்லாம பாத்தீங்கன்னா கறி தோசை. அந்த கறி தோசை வந்து எங்க ஊர்ல தான் ரொம்ப சிறப்பா இருக்கும்.
ம் ம், ம்ஹும். சரி. ம். ம். சொல்லிக் குடுங்கண்ண. நிறைய கத்துக்கணும் உங்ககிட்ட இருந்து. சொல்லிக் குடுங்க. ஆ. <laughs>
ஆமா. அது என்னன்னா அ கண்டிப்பா அந்த ஊருக்கேத்த மாரி அந்த அசைவத்தோட சுவையும் மாறும். அது வெறும் அந்த மசாலால மட்டும் இல்லாம அந்தக் கறி, அந்த வேகவைக்கிற பக்குவொம் அ.
ஆமா. ஆமா ஆமா. பக்குவம். சரிதான். நீ சொல்றது முற்றிலும் சரி.
அது வந்து இங்க என் என்னதான் பக்குவமா வேக வச்சாலுமே அந்தக் கறி அத இங்க கிடைக்கறதில்ல. இங்க ஃபிரெஷ் அ கிடைக்க மாட்டேங்கிது நகரங்கள்ல. ஊருக்குப் போம்போது கண்டிப்பா அது சிறப்பா இருக்குற இடத்துல போய் சாப்புட்ணும். அது எளிய ஒரு உணவகமா இருந்தா கூட சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவும், சுவையாகவும், அ கொஞ்ச சுகாதாரமாகவும் செஞ்சிருவாங்க. அங்க போய் நாம சாப்டோனா அது சிறப்பா இருக்கும்.
ஆமா. ஆமா. ம்ஹும்.

ஆ, எங்க ஊர்ல இப்போ கறி தோசைய விட, இப்போ ரொம்ப எளிய உணவுன்னு இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த, அ பணியாரம் சொல்லுவாங்க இல்லையா? குழி பணியாரம். அது வந்து, இந்த சின்ன, சின்ன இட்லி கடையெல்லாம் இருக்கும். அங்க வீட்டு மு திண்ணையில வச்சிருப்பாங்க. ஆ, அங்க வந்து இட்லி மட்டு ஆமா, இட்லி மட்டும் இல்லாம அந்த பணியாரக் கல்லும் அப்படியே சுடச் சுட வச்சிருப்பாங்க. நம்ம கேட்ட உடனே, அது அப்படியே ஊத்தித் தருவாங்க. அந்த அந்த ஒரே ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதை வச்சு சுழட்டி, சுழட்டி விடுவாங்க. அது பாக்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அந் அந்
உஹ்ம். ம். இவங்க யாரும். ம்ஹ்ம், ஆமா. ஆமா. அந்த அனுபவம் இருக்கு, ஆமா. ஆமா. ஆட்டிவைப்பாங்க. ஆமா, அழகா இருக்கும். அதாவது அது, அந்த அந்த அந்த வெஸல், அந்த பாத்திரமே நல்லா கனமா, ஒண்ணு உருக்கு, இல்ல இரும்பு அதுல இருக்கும். அதை தூக்கிப் பாத்தீங்கன்னா தெரியும், அதோட கனம். அது அழகா அந்த பிரட்டும் பொழுது ஒட உடனடியாக அது ஒட்டாமல் வரணும் அப்படின்றது தோசைக்கல்லு மாதிரி, ஆனா தோசைக்கல்லை விட கனம் அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும். ம்.
ஆமா. ஆமா. நல்ல கனமா இருக்கும். நீங்க சொல்ற மாரி. நான் எல்லாம் வந்து அந்த கல்லுல இருக்கிறது, இரும்பு இது 2மே எங்க ஊர்ல இருந்து ஊர்ல இருந்துதான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி அங்க வந்து ஆமா, ஆமா, நாங்களும் செய்வோம் வீட்ல அடிக்கடி.
ம், ஆமா, கல்லு. ம். ஓ! வீட்ல வச்சிருக்கீங்க. அப்போ அந்த செய்ற பழக்கம் உண்டு இல்ல? பரவாயில்லையே! ம்.
ஆமா, ஆமா. அப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நகரங்கள்ல, இட்லி மாவு வச்சு காரப்பணியாரம் செய்வாங்க. இப்ப எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, எப்டி இட்லி மாவுல செய்றாங்க? ஊர்ல எல்லாம் அதுக்குன்னே ஆப்ப மாவு மாதிரி அரைப்பாங்க. அந்த அ.
ம். ம்ஹ்ம். ஆனா, அதுக்கு ஒரு தனியான பக்குவம் இருக்குல? ஆமா.
ஆமா. ஆனா, இங்க வந்து என்ன மாவு கிடைக்குதோ அதுல வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம்
ம்ஹ்ம். மாத்திருவாய்ங்க எப்படியாச்சும்.
ஆமா. அது ஓரளவுக்கு அந்த சுவை வந்துருது. இருந்தாலும், எனக்கு அது சாப்பிட்டு பழக்கம், ஊர்ல இருக்கனால
ஆமா. வந்துருது. ஹ்ம். ஏன்னா, நம்ம எல்லாம் ஒரிஜினல் பணியாரம் சாப்பிட்டவங்க, அதை சாப்பிட்டா நிச்சயமா கண்டுபுடிச்சிரும். ஒருவேளை நகர்வாசியில வந்து காமிச்ச முடியும். இல்ல, அந்த அ நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன சட்டிய தூக்கிட்டு, தூக்கு பாத்திரத்தை தூக்கிட்டு ஊருக்குள்ள கிளம்பிருவோம், அந்த கிராமத்துல, அ பள்ளி விடுமுறைக்கு போயிருந்தப்ப. பணியாரம் விப்பாங்க, ஆனா, முழு சுவையா இருக்கும். அ சித்தப்பா, பெரியப்பா பிள்ளைங்க, அண்ணன், தம்பி, தங்கச்சிங்க எல்லாம் சேர்ந்துட்டு, அது ஒரு அனுபவம். ம், சொல்லுங்க மேம்.
<laughs> <chuckles> ஆம்மா, ஆம்மா. ஆ. கண்டிப்பா.

அந்த மாரி எளிய உணவு அது வந்து ஊர்ல சாப்பிட்
அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒங்களுக்குத் தெரியுமா? நம்ம கைல ஆட்டம் போது மாவு வந்து சாஃப்ட்டா இருக்கறதுக்கு காரணம், நம்ம க்ரைன்டர்ல அரைக்கும்போது தொடர்ச்சியாகச் சொழன்று கொண்டே இருக்கிறது. அது ஃப்ரிக்சன் சூ சூட்ட வந்து உருவாக்குது இல்லயா? அதுல வந்து அதே இது நம்ம கையில ஆட்டும் போது, மெதுவாக படிப்படியாக படிப்படியாக படிப்படியாக அது தன்னிசைவாக அந்த உளுந்து அந்த மாவு பக்குவத்துக்குப் போகும்போது, அதனோட சுவை மாறாம இருக்கும். சூட்டினால சுவை மாறிப்போகுது. அ இயந்திரத்துல. ம்.
ம்ஹம். ஆமா. கண்டிப்பா. உண்மைதான். உ உண்மைதான். அதே மாரி மிக்ஸியும் அதேதான். நமக்கு ரொம்ப சூடாகி அந்த சுவை
அந்த கதை அதான் விருப்பம் இருந்தால் அந்தப் பாரம்பரிய உணவ ரசிச்சு, ருசிச்சு, பார்த்து எல்லா எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்போம். அதுக்காக அதுக்காகத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அப்டித்தானே?
<chuckles> கண்டிப்பா. ஆ அதே மாரி இப்ப எங்க ஊர்ல, இந்த திருநெல்வேலிக்கு ஃபேமஸான அந்த ஹல்வா கடை இங்கயும் இருக்கும். ஆ அங்க போனா, நம்ம வந்து வாங்கிட்டு வராம, அங்கயே வந்து அந்த செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 50 கிராம்.
அ. அம் அது. இல்ல. ம்.
ஆமா இலையில போட்டுக் குடுப்பாங்க. அந்த இலையே வந்து அப்படியே நிறம் மாறிடும் அந்த சூட்டுல. அந்த இலை
ம். ஆமா. அ சுட்டோட, அந்த எண்ணெயோட சேர்ந்து பார்க்கும்போது அந்தக் கருப்பு நிறத்துல கருங் கருங் கரும் பச்சை நிறத்துல மாறிடும் இல்ல?
ஆமா, அந்த வாசன. அந்த இலையோட வாசனையும் இதுல சேர்ந்துரும். ஆ ரொம்ப நல்லா இருக்கும். அங்க போய் சுட சுட சாப்பிடுறதுதான் அதுல வந்து விசேஷமா இருக்கும்.
அ. வாசன. இயற்கை. ம். ஆமா. அஹ, உணவு விஷயத்துல நெறைய கதைகள் வச்சிருக்கீங்க அப்ப.
<chuckles> அதாவது அ என்னோட அப்பாவும் உணவு அந்தத் துறையில இருந்தனால அவரு சொல்லுவாரு. அ முக்கியமா அவர்கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இதை இப்படித்தான் சாப்பிட்ணும். நம்ம விருப்பத்துக்கு கூடச் சாப்பிட விடமாட்டாரு. இல்ல. இதைச் சேரு இதை இப்படிச் சேரு, இந்த ஜீராவை கொஞ்சம் வச்சுக்கோ, அந்த முறையோடு சாப்பிடணும். நாங்களும் அதே மாரி ரசிக்கணும்னு எதிர்பாப்பாரு. அது என்னோட மாமனாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு மேல அலாதி ப்ரியம். அதுவும் அந்த ஊர் பெருமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம ஊர்ல மட்டும்தான் சிறப்பா இருக்கும் அப்டிங்குவாரு.
<laughs> ஆ. ஆ. ஆ. ஆ. ம். ம். அது முறை. அ, ஆமா, அ. ம்ஹம். ம். அதான் இனிமே சொல்லி வேற காட்டிக்குவாங்க. இல்ல. ஆமா அது இருக்கும். அனுபவிச்சதுதானே அந்தச் சந்தோஷத்த அது என்னது? பெருமைப்படுத்திச் சொல்றதுல தப்பு இல்லை இல்ல.
ஆமா. கண்டிப்பா.